கண்டிப்பா. ஏன்னா நம்ம அன்பா பழகுறோம். ஒருத்தர் ஒருத்தர் கிட்டயும் நம்ம பேசும்போது, நமக்கு எள்ளி தீர்மானிக்கணுங்கிறதே நமக்கு முதல்ல தெரியாது. ஏன்னா நம்ம வந்து அ முதல் தடவ நம்ம ஏதாவது ஒரு அனுபவத்திலேருந்து தான் நான் கத்துக்கிட்டேன்னு, தான் நான் நினக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஜாக்கிரதயா தான் இருக்கறதே. எதுக்கு ஆ, அது சரியா சொன்னீங்க. ஏன்னா நமக்கு அது தெரியிறதுக்கு முன்னாடி அனுபவம் தேவப்படுது. யாராவது சொன்னா கூட நம்ம கேட்கறது இல்லண்ணே. எங்க அம்மா சொல்லுவாங்க "யாரா இருந்தாலும், பழக்கமா இருந்தாலும், எதா இருந்தாலும் ஒரு இதோட நிறுத்திக்கப்பா."
சரியா சொன்னீங்க. உண்மதான். எப்பவுமே அடிபட்டு தான் நாம கத்துகிறோம் இல்லைங்களா? எந்த விஷயமா இருந்தாலும். ம். எல் ஒரு லெவல்ளோட நிறுத்திக்கோங்கன்னு சொல்வாங்க இல்லைங்களா?
நாம தனியா போறோம், வேலக்கு போறோம் அப்படீங்கிற பட்சத்துல, நமக்கு அந்த எல்லைகள் தெரியாது இல்லயா? தனியா இருந்
உண்மதான், உண்மதான். ஏன்னா நாம வந்து பழக ஆரம்பிக்கறப்ப பெரும்பாலும் ஒரு ஆர்வக் கோளாறுல ரொம்ப பயங்கரமா பேசி ஸ் ரொம்ப சீக்கிரமா குளோஸ் ஆயிருவோம். அதுக்கு அப்பறம் தான் நமக்கு அதுல இருக்க அந்த வித்தியாசங்கள்லாம் தெரியும் இல்லைங்களா? வந்து
சரியா சொன்னீங்க. அது எனக்கு சரியா சொன்னீங்க. எனக்கு அந்த அனுபவம் வந்து வேலைக்கு போகும்போது தான் தெரிந்தது. ஏன்னா, நம்ம கல்லூரி வரைக்கும் நம்ம ஸ் பார்க்குறவங்க எல்லாமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி தானே நமக்கு இருக்கும். வேலைக்கு போம்போதுதான் தெரிஞ்சது "என்ன இவங்க நம்ம இவ்ளோ ஆத்மார்த்தமா பேசுற மாதிரி இருக்கு, இவங்க நம்மள ஏதோ யூஸ் பண்ற மாதிரி இருக்கே!" அப்படிங்கும்போது, ரொம்ப பெரிய இது, மாட்டிக்கும் போது தான் எனக்கு.
ஆமாங்க, ஆமா. அதிர்ச்சி! பயங்கர அதிர்ச்சியா இருக்கும் இல்லைங்களா? ஒரு மாதிரி, இந்த ன் சமயத்துல.
ஆமா. அத நான், அது எப்படி சொல்றது, இது பெரிய, அ அனுபவம் தான். அது நல்ல விஷயம். நான் பாட
பாடம் தான். அது அனுபவங்கறத விட பாடம்னு சொல்லணும், இல்லைங்களா நமக்கு?
பாடம் தான். அது ரொம்ப வொர்ஸ்டா பாடம் வந்திருந்தில்ல. அது நம்மளால மறக்க முடியாத பாடம்ல.
ஆ, அதுதான் மனிதர்கள் வந்து அத தான் சொல்வாங்க, நமக்கு ஒண்ணு வந்து நல்ல மெமரீஸை குடுப்பாங்க, இல்ல அப்படின்னா அனுபவப்பாடத்த குடுத்துட்டு போவாங்க அப்படின்னு. அது என்ன அப்படிங்கறது காலமும் சூழ்நிலயும் அவுங்க யாருங்கறத நமக்கு தீர்மானிக்கும் நா
அ. ஆனா, அவுங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லிதானே ஆகணும். நமக்கு இல்லன்னா கூட தெரியாம இன்னும் நெறைய, நெறைய இடங்கள்ல நம்ம இன்னும் மாட்டிக்கிறது கூட, அது அ காப்பாத்திருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இத பண்ணவே கூடாதுன்ற மாதிரியான தீர்மானங்கள நானே எடுத்துருக்கேன். யாரயும் நம்ம எதயும் வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வரக்கூடாது. அம்மா, அப்பாவும்.
நிச்சயமா. ஆமாமாமா. ஆமா. ஏன், இப்ப அந்த ஒரு முடிவுக்கு வந்தீங்க? அது என்ன சம்பவம் இல்ல அதை சார்ந்த என்ன அனுபவம்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? வீட்டுக்குள்ள கூட்டு வர கூ
இல்ல. நம்ம வேலைகள அவங்க வந்து, நாம செஞ்ச வேலைகளயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செஞ்சதா சொல்லிடுவாங்க.
சரி.